ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு கட்டினா அதில ஒரு வருமானம் வரும். அதை அதை மட்டும் தான் அவங்க பெருசா நம்பியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பம், அவங்க வளர்ந்த விதம், இது எல்லாமே வந்து அந்த மாரிதான் இருந்துச்சு. ஒரு இடம் வாங்கி அவங்க அப்பா அம்மா குடுத்தாங்க. அதில இவங்க வீடு கட்டினாங்க. அதில அவங்களுக்கு கூட இன்னொரு 2 ஃப்ல இடம் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருந்துச்சு.
சரி, சரிங்க. அதனால நீங்க வந்து விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க கண்டிப்பா ஏத்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆரம்பத்தில?
ம். ஆமா. கண்டிப்பா, ஆமா.
அதை நீங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வச்சு அவங்கள சம்மதிக்க வச்சீங்க?
இல்ல. கிட்டத்தட்ட அவங்க அதை சம்மதிக்கவே இல்லை. அவங்க மனசுக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு என்னன்னா அவங்க, அவங்களோட அண்ணா, அப்புறம் எங் எங்க ஆத்தா அந்த மாரி எல்லாருமே வந்து விவசாயத்தில தான் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. "நீ ஏன் அந்த மாரி கஷ்டப்படணும். நீ ஒரு 6 மணிலருந்து அதாவது காலையில் 8 மணிக்கு போனியா இ இரவிலேயே எ சாயந்திரத்தில ஒரு 6, 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கலாம்ல. ஏன் அந்த மாதிரி ஒரு விவசாயம் உனக்கு தேவை? நீ ஏன் அப்படி பின்னோக்கி போற?" அப்படின்னு சொல்லி என்ட்ட அ கேள்விகள் கேட்டாங்க. "நான் போய் இப்பவே பண்ண போறது கிடையாது. நான் ஆள் வச்சு தான் பண்ணப்போறேன். அப்படி இருக்கிறப்போ இதில எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நான் படிக்கிறது படிச்சிட்டு இருக்கப் போறேன். அது கிட்ட விட்டுட்டு கூட நம்ம அதை வேற வேற ஒருத்தரை செய்ய வைக்கலாமே?"
ம். ஓ! சரி, சரி. <snorts> ம். ம். என் வேலைய ம். ம். சரி, சரி. அதாவது வேற ஆள் வச்சு வேலைகள் செஞ்சுட்டு, நீங்க சும்மா மேல இருந்து மேனேஜ் பண்றது. அவங்களுக்கு வேல குடுக்கிறது. அந்த மாரி மட்டும் செய்யலான்னு நினைச்சிருக்கீங்க இல்லைங்களா?
அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ம். ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் என்னோட எண்ணமா இருந்தது.
ஆனா இதை சொல்லியும் உங்க வீட்ல வந்து ஒத்துக்கல.
ம்ஹ்ம். கண்டிப்பா இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு அதில பெருசா நம்பிக்கை வரல. நான் என்னோட 22 வயசில இந்த விஷயத்த சொல்றப்போ அவங்க எப்படி எடுத்துட்டு இருப்பாங்க, "அடுத்து இவன் வந்து ஒரு வேலைக்கு போணும். அந்த வேலைய விட்டுட்டு எங்க இவன் விவசாயத்திலே முழுசா இறங்கிடப் போறானோ?" அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க.
ம். கண்டிப்பா. <laughs>